இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வந்து ஸ்பெஷல் இருக்கு. இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க வந்து இல்லாத நான்வெஜ் ஐட்டமே இருக்காது. இப்போ வந்து எங்க ஆ, இந்த கொங்கு மண்டலத்துல எடுத்துகிட்டிங்கன்னா அங்க வந்து இந்த சாம்பார் சாதம், இந்த பள்ளிபாலைய சிக்கன் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டி யானா ஃபுட் இருக்கு. திருநெல்வேலினா அல்வா, இந்த மாதிரி நெறையா இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆ ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாரி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க ஏதாச்சும் அதுமாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா?
ஆமா. ஆமாமா. சரி. அ என்னோட தங்கச்சி வந்துட்டு, அவளோட கல்லூரி வந்து பாண்டிச்சேரில படிச்சா. <inhales> அதனால எனக்கு அடிக்கடி பாண்டிச்சேரி போற ஒரு வாய்ப்பு இருந்தது. அடிக்கடினா, மாதத்துக்கு ஒரு வாட்டி அவள விடுறதுக்கு போவேன். <inhales> சும்மா சும்மா போயிட்டு வருவேன். <inhales> ஆனா, எல்லாருக்குமே வந்து பாண்டிச்சேரினா வேறு சில ஞாபகங்கள் தான் வரும். ஆனா எனக்கு அந்த ஊரோட சாப்பாடு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்னும் ஞாபகத்துல இருக்கு, <inhales> ஃப்ரெஷா இருக்கு.
சரிங்க. சரிங்க. <breath> <laughs> அதேதான். அங்க என்ன ஸ்பெஷல்னாங்க?
அ பாண்டிச்சேரி அதுதான். அந்த உணவ பார்த்தாலே நம்ம அந்த ஊரோட ஜியோகிராஃபி ய சொல்லிரலாம்னு வச்சுக்கோங்களேன். <inhales> அங்க மீன் எல்லாமே இருக்கும் மீனு, இறால் போன்ற கடல் வகை உணவுகள்லாம் இருக்கும். <inhales> அந்த உணவுகள் அதிகமா ஃபேமஸ் ஸா இருக்கிறதுனாலேயே வந்து அது ஒரு கடலோர மாவட்டம்னு நமக்கு தெரிஞ்சிரும். <inhales> அதேமாரி அங்க கடலுன்னு சொல்லியாச்சு அங்க அதனால, இன்னும் சேத்தி என்ன தனியா ஸ்பெஷலா இருக்கு மத்த ஊர விடனா. <inhales> அங்க ஃபிஷ் பஜ்ஜி அதெல்லா வந்துட்டு நான் மத்த ஊர்ல சாப்பிட்டதே இல்ல. ஃபிஷ்ஷில பஜ்ஜி ஃபிஷ்ஷில பஜ்ஜி போடுறாங்க. <inhales> அப்புறம் இந்த கனவாலாம் வந்துட்டு 2 3 ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு, <inhales> நல்லா அந்த வெறகடுப்பில செய்வாங்க. நான் வந்துட்டு பாண்டிச்சேரியில பா பார்க்குறப்போ வந்துட்டு <inhales> பரோட்டா எல்லாமே வந்து நெறைய வெறகடுப்பில தான் வந்து கடைகள் போட்டுருந்தாங்க. அதேமாதிரி பரோட்டா கடை எல்லா பக்கமும் வெறகடுப்பில தான் செய்வாங்க. ஆனா அங்க மீன் முதற்கொண்டு எல்லாமே வந்து வெறகடுப்பில தான் வந்துட்டு <inhales> வறுக்குறாங்க. அதனால அது ஒரு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரோட ரொம்ப நல்லாயிருக்கும்.
சரிங்க. ஓ! ம். <laughs> ஓ! ஃபிஷ்ல பஜ்ஜி எல்லாம் போடுறாங்களா? ஓ! ஓ! சரிங்க. ஓ! பரவாயில்லங்களே. இப்ப, அங்க இருக்கிற மசாலாஸ்லா நம்ம ஊரு மாரியே இருக்குங்களா? இல்ல, அதுவும் வேறுபடுமா?
மசாலாஸ்லா மீன் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மசாலாஸ்லாம், அப்படி தான் இருக்கும். <inhales> இன்னொனு, பாண்டிச்சேரியோட சாப்பாடு எப்படி அந்த கல்ச்சர காட்டுதுனா வந்துட்டு. <inhales> பாண்டிச்சேரி வந்து முன்னாடி ஒரு பிரெஞ்ச் காலனி. <inhales> அதாவது பிரெஞ்ச் வந்து தான், அங்கருந்து பிரெஞ்ச் காலனியா இருந்துச்சு. ஆ, ஆமா. <inhales> இன் இன்னமும், இன்னமும் அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு, அங்க நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, முக்குக்கு முக்கு கேஃபே பாக்கலாம். <inhales> முக்குக்கு முக்கு ஒரு கேஃபேல பிரெஞ்ச் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே. <inhales> ஒரு குரோசண்டா இருக்கட்டும், ஒரு பையா இருக்கட்டும், நெறயா. எல்லா பிரெஞ்ச் பேஸ்ட்ரியும் வந்துட்டு, <inhales> ரொம்ப ஈசிலி அவைலபிளா இருக்கு. உங்களால வந்துட்டு, ரூ.50க்கும் சாப்பிட முடியும், <inhales> ரூ.500க்கும் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு வந்து, கேஃபே அதிகமா இருக்கு. பாண்டிச்சேரில.
சரிங்க. ஆமாங்க. ஆதிக்கத்தினால இருந்தது. ஆமாங்க. ம். ஓ! புரியுதுங்க. ஓ! இப்ப வந்துட்டு, இப்போ பாண்டிச்சேரில ஒரு ஒரு அழகா ஒரு உணவு எடுத்து சொன்னீங்க. இந்த மாரி, வேற ஏதாச்சு ஊரு, அ தமிழ்நாட்டுக்குள்ள வேற எங்க, எங்க சாப்பிட்ருக்கீங்க? அந்த மாரி, என்ன உங்களுக்கு ஒரு நினைவு?
ஆமா. இப்போ பாண்டிச்சேரியில வந்து நம்ப இதெல்லாம் வந்துட்டு சொல்லுறோமா, இந்த பிரெஞ்ச் பூட், பிரெஞ்ச் காலனி அதெல்லாம் சொல்லுறோம்ல. <inhales> இங்க நீங்க வந்து கீழ போய்விட்டீங்கனு வச்சிக்கோங்களேன் கன்னியாகுமரி போயிடீங்கன்னா கன்னியாகுமரி வந்து கேரளாக்கு ரொம்ப கிட்ட இருக்கு. அதுவும் ஒரு கடலோர மாவட்டம் தான். இப்போ பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி 2மே வந்து தமிழ்நாட்டில்ல இருக்குற ஒரு கோஸ்டல் ஏரியா தான். ஆனா, <inhales> 2க்கும் அந்த ஜியோகிராஃபி ய பொறுத்து உணவு எவ்வளவு மாறுதுனு பாருங்க. இங்க எப்படி வந்து பிரெஞ்ச் ஃபுட் <inhales> கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு சென்னை சென்னையில செய்யுற மாரி எல்லாம் செய்யுறாங்களோ <inhales> கன்னியாகுமரி, நாகர்கோவில்லலாம் வந்துட்டு அப்படியே வந்து எல்லாமே வேற. <tsk> எல்லாமே வந்துட்டு மாத்தி தான் இருக்கும். சாப்பாடு எல்லாமே வந்துட்டு, கன்னியாகுமரியில வந்துட்டு எல்லாம் கேரளா இன்ஃப்ளூயன்ஸ். <inhales> அவங்க நம்பல்லாம் பொரியல்னு சொல்லுறோமா அவங்க மலையாளம்ல சொல்லுற மாதிரி தோர்னு தான் சொல்வாங்க, <tsk> அந்த சாப்பாடே. <inhales> நெறையா மாறி, மாறி நெறையா இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கு. <tsk> அந்த அந்த ஊரோட அவங்க வந்துட்டு அவங்களும் வந்து தேங்கா எண்ண அதாவது வெளிச்ச எண்ணெயில சமைக்குறாங்க. <inhales> எல்லாமே இந்த பக்கம் என்ன இருக்கோ, <inhales> கேரளா கிட்ட இருக்குற கல்ச்சர் வந்துட்டு அங்க கன்னியாகுமரியில பாக்கலாம். <inhales> எனக்கு அது ரொம்ப ஃபாசினேட்டிங் அ இருக்கு.
சரிங்க. சரிங்க. புரியுதுங்க. ஆ, புரியுது. சரிங்க. ஓ! நீங்க இப்போ வெளிச்ச எண்ணனு சொன்னீங்கல்ல. அது புதுவிதமான வேர்ட் அ இருக்கு. எ என்னங்க அது என்ன அப்டீன்னா?
வெளிச்செண்ணெய்னா தேங்கா எண்ணெய், மலையாளத்தில அத வெளிச்செண்ணன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமாரில எல்லாம் அத வெளிச்செண்ணன்னு சொல்லுவாங்க.
ஒ. ஓ! ஓ! சரி, சரிங்க. இப்போ இந்த மாரி ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம்ல்லாம் அதிக ஆயிட்ருக்குது இல்லைங்களா? தெருக்கு தெரு இந்த ஃப் நூடுல்ஸு, ஃபிரைட் ரைசு, இந்த காளான். அ, இந்த மசாலா சுண்டல் இப்படில்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இந்த மாரி ஃபுட் எல்லாம் உங்களுக்கு புடிக்குமா?
ஆமாங், ஆமா. ஆமா. ஆ எனக்கு யாருக்கு தாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு புடிக்காது. எனக்கு ரொம்ப புடிக்கும். <inhales> உங்களுக்கும் புடிக்குன்னு நான் வந்து ரொம்ப நம்புறேன். <inhales> ஆனா, நான் இப்ப இன்னொன்னு ஒண்ண கவனிக்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் எல்லாம் வந்துட்டு, <inhales> நான் ஒரு பள்ளிக் அ கல்லூரி படிக்கிறப்பயே வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. <inhales> ஆனா இப்போ நீ நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு, <inhales> ஒரு யாராவது ஒரு மலையாளி வந்துட்டு ஒரு பேக்கரி வச்சிருப்பாங்க. <inhales> அந்த அந்த பேக்கரி மாரியே இருக்காது. <inhales> பேக்கரின்னா, கூட 2 மில்க்க்ஷேக், ஒரு நா 5 மில்க்க்ஷேக். எசென்ஸ் வச்சு ஒரு 5 மில்க்க்ஷேக்கு, <inhales> அப்புறம் இந்த ரெடிமேடா பண்றது, இந்த இன்ஸ்டன்ட் மோமோஸ், அப்புறம் இந்த ஃபிரைடு பர்கர் அதெல்லாம் வச்சு, <inhales> அது ஒரு ஷாப் மாரி. இந்த மாரி கடைகள் வந்து இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம் ஆயிருச்சோன்னு தோணுது, இல்ல?
<chuckles> கண்டிப்பாங்க. ஆமாங்க. <laughs> ஆமாமாங்க, கண்டிப்பா. இப்போ அதுவும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அது தான் அவுங்க தான் இதுக்கான முக்கிய காரணங்கள். நீங்க அத எப்படி பாக்குறீங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒருத்தவங்களோட உணவு பழக்கவழக்கத்த மொத்தமாவே மாத்துறாங்கன்னு நெனைக்கிறீங்களா?
ஆமா. ஆமா. ம் எனக்குமே தோணும் இப்போ நான் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வெ வெய்ட் லாஸ் பண்ணேன். அதாவது கொஞ்சம் மாசம் முன்னாடி. <inhales> நான் முதல்ல பண்ண வேலையே வந்து போய் வந்து எல்லா ஃபுட் இன்ஃப்ளென்ஸஸையும் அன்ஃபாலோ பண்ணது தான். <inhales> ஏன்னா, எனக்கு தெரியும், <inhales> அத பாத்தா நமக்கு சாப்பிடணும் அப்டின்னு வந்து தோணுதுன்னு வந்து எனக்கு தெரியும்.
<chuckles> கண்டிப்பாங்க.
ஆனா, அட் தே எண்ட் ஆஃப் தே டே அது வந்து பாக்கிறவர்களோட சாய்ஸ் தானு வச்சிகோங்க. போய் சாப்பிறதும், சாப்பிடாததும் எங்க இஷ்டம். <inhales> அவங்க நல்லா இருக்க, நல்லா இல்லையானு மட்டும் தான் வந்து சொல்றாங்க. <inhales> ஆனா, எனக்கு இந்த என்ன ஆசைன்னா, இப்போ பாண்டிச்சேரியில வந்துட்டு எல்லாரும் வந்து மேலோட்டமா கேஃபே மட்டும் பாத்துட்டு போயராங்களா? <inhales> இன்னும் நெறைய இருக்கு. ஒரு Aurovilleனு ஒரு இடம் இருக்கு, <inhales> அங்கு போனீங்கனா வந்துவிட்டு, அவங்களே அந்த அந்த Auroville வந்துட்டு ஒரு, ஒரு டவுன்ஷிப் மாரி. <inhales> அவங்களே வந்துட்டு எல்லாமே விளைவிச்சு அங்கு இருக்கிற கடைகளில எல்லாம் வந்துட்டு அவங்களே வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. <inhales> இந்த மாரி எல்லாம் இருக்கு. அப்டியெல்லாம் இருக்கிற போ, அதெல்லாம் வந்து ஏ எந் எந்த இன்ஃப்ளூயன்ஸ்‌ ஸரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல? இந்த மாரி ஒரு ச பக்கம் ஒரு ஊருக்கு இருக்கு. <inhales> அதே மாரி கன்னியாகுமரியோட ரூட் என்ன? அவங்களோட கோஸ்டல் ஃபுட் தான். அவங்களோட அவங்க செய்யிற அந்த சமையல், அவங்க செய்யிற அந்த அவியல் எல்லாம் தான். <inhales> அதெல்லாம் அது தான் ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸ்‌ஸர். நல்ல ஒரு சாப்பாடு தேடி அவங்க போகணுன்னு நான் நனைக்கிறேன்.
சரிங்க. புரியுது. ம். ம், இது ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்றோம் இப்ப பாத்துக்கிட்டிங்கன்னா, அ இப்ப வந்து இந்த உங்களுக்கு வந்து அ <smacks lips> உங்களுக்குன்னு ஒரு ஊரு, அதுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு டிஷ் இருக்கும். அது, வந்து நீங்க வேறு எங்கேயும் கேள்விப்பட்டுருக்க மாட்டீங்க, இல்ல அ எங்க ஊர்ல மட்டும் தான் அது இருக்கும்னு பெருமையா கூட நெறைய பேர்த்துகிட்ட சொல்லியிருப்பீங்க. அப்டி எதாச்சும் ஒரு உணவு இருக்கா? அதோட செய்முறை, இல்லனா அந்த மாரி எதாச்சும் விவரிக்க முடியுமா?
ஆமா. எங்க ஊர்ல. எங்க ஊர்ல வந்துட்டு வாத்து குழம்பு ரொம்ப ஃபேமஸ். கரூர் வாத்து வாத்து குழம்பு. நீங்க இந்த கரூர் பைபாஸ்ல வந்தீங்கனாலே வந்துட்டு <inhales> நெறைய கடையில போய் நீங்க வாத்துக் குழம்பு சாப்பிடலாம். <inhales> அப்புறம் கரம் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்துட்டு செட்டு பார்த்துருக்கேன். செட்டு வந்துட்டு கரூர்லயும் இருக்கு. <inhales> இன்னும் சேலம், மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா இடத் ஆ தட்டு வடை செட்டு. சேலத்தில ரொம்ப ஃபேமஸ். தட்டு வடை செட். <inhales> அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குது. <inhales> ஆனா, கரம் வந்து நான் கரூர்ல தான் சாப்பிட்டுருக்கேன். நான் வேற எங்கயும் பாத்ததே இல்ல. பொரி கார பொரியே வந்துட்டு
ஓ! சூப்பர்‌ங்க. செட்டுன்னா, இந்த தட்டு வடை செட்டு சொல்றீங்க. ஆமாங்க. ஆ. ம் கரம் அப்பிடின்னா? ஓ! சரிங்க.
இப்போ செட் சொல்றீங்க அல்ல. செட்‌ல வந்து 2 சட்னி வப்பாங்களா? ஒரு தேங்காய் சட்னி வப்பாங்க, அப்புறம் ஒரு காரத்திற்கு இன்னொரு சட்னி வப்பாங்க.
ஆ காரத்துக்கு ஒண்ணு வப்பாங்க. ஆமாங்க.
ஆ, அந்த சட்னி அந்த மாதிரி 2 சட்னி. அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் செஞ்சு பொறி கூட போட்டு, <inhales> அதில முட்டையோ, இல்ல சமோசா கரம் எல்லாம் போடுவாங்க. ஏதோ சமோசாவ பிச்சு போட்டு இந்த சாட் எல்லாம் போட்டு செய்வாங்க. <sucks teeth> சாட்னா நம்ம நார்த் இந்தியன் உடைய மின்ட் மசாலா, டாம்பரின் சட்னி கிடையாது. நம் ஊர் தேங்காய் சட்னி, கார சட்னி அந்த மாதிரி கொஞ்சம் காரமா 4, 5 சட்னி வச்சு செஞ்சு தருவாங்க. <inhales> அத நான் வேற எங்கயும் பாத்தது இல்ல.
ஓஹ்! ஓஹ்! கேட்கும்போதே.
இல்ல எனக்கும் பசிக்குது.
ஆமாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜெனரேஷன் பீப்பிள் லாம் வந்துட்டு, இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த கரம், இந்த செட்டு, இப்போ பாத்தீங்கன்னா, எனக்கே தெரியல. நான் எனக்கு ஒரு 26, 27 வயசு ஆகுது. ஆனா, இப்போ இருக்ற இந்த ஜென்ஸீஸ் கிட்ஸ் ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்லாம் பீஸா, பர்கர் அ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்டி இருக்கும்போது, இனி இன் அவங்க காலங்கள் வர, வர இந்த மாதிரி உணவுகள்லாம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா?
சரிங்க ஆனா, எனக்கு என்ன தெரியுமாங்க தோணுது? இப்ப இருக்குற ஜென்ஸி தான் வந்து அப்டி இருக்காங்க. ஆனா, இனிமேல் வர்ற கொழந்தைங்க வந்து, <inhales> நெறைய தானியங்கள்லாம் சாப்ட்டு வளருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, இப்போ நான் எங்க வீட்ல பார்க்குறன்ல்ல, <inhales> என்னுட அக்கா, அண்ணால்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. <inhales> என் அக்கா, அண்ணால்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்டின்னா, அவுங்க அவுங்க கொழந்தைங்களுக்கு, <smacks lips> அதாவது அவுங்க, அவுங்க கொழந்தைங்களுக்கு என்ன பண்ணீருவாங்கன்னா, <inhales> இப்போ ரொம்ப கான்ஷியஸ்‌ ஸா இருக்காங்க. கடையில வாங்கினது நமக்கு குடுக்கக்கூடாது. இப்போ நம்ம பா அம்மா, அப்பால்லாம் வாங்கி குடுத்துருவாங்க. நமக்குல்லாம் வந்துட்டு அப்பா பரோட்டா வாங்கிட்டு வர்ற தான் ஒரு இனிய நிகழ்வாவே இருந்திருக்கும், <tsk> அந்த வாழ்க்கையில. <inhales> ஆனா, இப்ப இவங்கல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்‌லா இருக்காங்க. அதல்லாம் கண்லயே காட்டக்கூடாது பரோட்டா, பிஸ்கட்ல்லாம் வாங்கிதி வாங்கியே தரக்கூடாது அப்டினு. <inhales> நான்ல்லாம் எனக்கு தெர்ல்லங்க, நான்ல்லாம் பிஸ்கட் சாப்ட்டு தான் வளர்ந்தேன். என் எனக்கு புரியுது. <tsk> அது ரொம்ப நல்ல விஷயம் தான். <inhales> ஆனா நான்
சரிங்க. சரிங்க. ஆமாங்க. <chuckles> ஆமாமா. கண்டிப்பாங்க. Milk Bikis எடுத்தா, 1 பாக்கெட், 2 பாக்கெட்டு உள்ள போயிரும், நமக்கெல்லாம்.
ஆமா, <inhales> காலையில டீ குடிக்கிறப்போ ஒரு பாக்கெட் Milk Bikis வந்தா எனக்குலாம் உள்ள போயிரும் தான். அந்த மாதிரி தான், நான் வளர்ந்தேன். <inhales> ஆனா, இப்போ இவங்கல்லாம் பாக்கறதுக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. <inhales> அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் பெருசாக, பெருசாக அதாவது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு. <inhales> இவங்க எல்லாரும் டீனேஜ்‌ல இருப்பாங்களா? இவங்க அந்த அளவுக்கு வெஸ்டர்ன்ஃபுட்ஸ் இல்லாம, வீட்டு சாப்பாடு நெறைய சாப்ட்ற மாதிரி இருப்பாங்களோனு நெனைக்கிறேன்.
<chuckles> ஆமாங்க. ம், இப்ப அந்த மாரி சாப்படும்போது இப்போ, ஆ இப்போ வந்து இந்த பீஸ்ஸா சாப்பட்றாங்க. சரி இனிமேலு அத தவிர்க்கவே முடியாதுனு ஆகிபோச்சு. <inhales> இப்போ அதுக்கு எப்டி அத வந்து ஆரோக்கியமா மாத்தி, அத சாப்பட்லானு நீங்க நினைக்கிறீங்க?
ஆமா. இப்போ பீசாவ எல்லாமே ஆரோக்கியமா மாத்தலாம். இப்போ வந்துட்டு இந்த வீகன், க்ளூட்டன் ஃப்ரீ எல்லாமே வருது. <inhales> ஆனா நான் என்ன சொல்வேன்னா, எதா இருந்தாலும் நீங்க வீட்ல செஞ்சா அது பரவால்ல தான். இப்போ நெறையா பேர் வந்துட்டு மைதா பிரச்சன, சர்க்கரை பிரச்சன, அதுமாரி எல்லா சொல்றாங்க. <sucks teeth> ஏனா, அ எனக்கு என்ன தெரியுமா தோணுது? மைதாவும், சக்கரையும் எ என்னா இருந்தாலும் கடைசில நாம வீட்டிலேயும் ஒரு நாள் வந்து அத செய்யதா போறோம். <inhales> சக்கர நாம போட தான் போறோம். மைதா, சக்கர பிரச்சன தான். அத வந்து குறச்சா நம்ம உடலுக்கு நல்லது தான். ஆனா பெரிய பிரச்சனையா நான் என்ன பாக்குறேனா, <inhales> இந்த ஃபுட் கலர்லா இருக்குதில்லங்க. ஃபுட் கலரும், பிரிசர் வேட்டிவ்வயும் தான் நான் பாக்குறேன். அதாவது இந்த கலரும், <inhales> அந்த பதப்படுத்துறதுகாக அவங்க ஊத்துற ரசாயனங்களும் தான் பிரச்சன. <inhales> அத நம்ம தவிர்க்கிறதுக்கு வீட்ல செஞ்சு சாப்டா தான் உண்டு. அதே பீஸ்ஸாவ அதே அத விட டேஸ்ட்‌டா நீங்க கண்டிப்பா வீட்ல செய்ய முடியும். <inhales> எனக்கு தெருஞ்சு. கடையில வாங்கியும் சாப்டுங்க. <smacks lips> ஆனா முடிஞ்சப்போ ஒரு நாள் வீட்ல செஞ்சு தான் பாருங்களேன்.
ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆமங். கண்டிப்பா. ம். சரிங்க. ஆமாங்க. <sniffs> கண்டிப்பா. நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. இப்போலாம் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆடட் ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் ஆனா, கண்ணுக்கு அததான் பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் ஒரு சுண்டி இழுக்குது. இப்போ, நீங்களே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த காளான் இதெல்லாம் பிடிக்கணுன்றீங்கல்ல. அது காளான்னா, அது காளானே கிடையாது. அது ஒரு முட்டக்கோஸ். அதில வந்துட்டு எதுவுமே நமக்கு வந்து ஆமாங்க, ஃபுல்லாவே கலர் தான். இருந்தாலுமே அத வந்து, நம்மளால வந்து நிறுத்திக்க முடியல, இல்லைங்களா. இது தானே நம்ம வந்து, <tsk> எவ்வளவு தான் அது வந்து, நமக்கு உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து நல்லது தான் எடுத்துக்கணும். நம்ம பேசினாலும், அது வந்து ஆ பிராக்டிகல்‌லா பண்ணுறக்கு உங்ககிட்ட ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா?
உம்மா. முட்டகோஸ், கார்ன்ஃப்ளவர். அம் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஒரு மாடரேஷனில வச்சுக்கோங்கன்னு தான், நான் சொல்லுவேன். <inhales> மாசத்துக்கு ஒருக்கா. இல்ல மாசத்துக்கு 2 தடவைனா, அது பரவாயில்ல தானே. நீங்க வந்துட்டு <inhales> இப்போ, உங்களோட வீட்டில, இப்போ குழந்தைங்கன்னா, அப்பா, அம்மா கூட வெளியில போய் சாப்பிடுறது. இல்ல, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, உங்க கணவர்மார்கள கூட்டிட்டு போய் சாப்பிடுறது. <inhales> அது பரவாயில்ல தானே. <smacks lips> போய் நீங்க சாப்ட்டுட்டு வாங்க. இதில என்ன இருக்கு. கொஞ்சம் ச சந்தோஷமா அந்த ஒரு நேரத்த வந்து, நீங்க <inhales> எல்லாரும் சேர்ந்து செலவிடுங்கன்னு தான், நான் நினைப்பேன்.
ம்ஹ். கண்டிப்பா. இப்போ வந்து நெறைய ஊர்ல, நெறைய ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா. இப்போ, அதுக்கு வந்து, இப்போ வந்து, ஆ நெறைய பேர் இப்போ அந்த பாரம்பரியமா செஞ்சுட்டு இருந்ததையே, இப்போ அந்த காலத்து இளைஞர்கள்லாம் வந்து, அதேமாதிரி ஃபுட்டை, மாடர்னைஸ் பண்ணி விக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இப்போ வந்து, அந்த காலத்தில, இப்போ வந்து மதுரையில மட்டன்னா, தலக்கறி இருக்கும், குடல் இருக்கும். இப்போ, அதுலயே வந்து மட்டன் சாப்ஸ்ன்னு வந்துருச்சு. மட்டன்லேயும் மூளை என்னது மூளை மூளையை வந்து இப்போ ஒரு டைம்ல மட் மதுரை போயிருந்தப்பங்க. மூளையில வந்து பிரைட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்படி நம்ம ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடுவோமோ, அதுவு அது மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. <inhales> இந்த மாரி ஆமா. பர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்ட உனே, "சரி குடுங்க" எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம்ங்கற மாரி சாப்பிட்டேன். இந்த மாரி ஒரு பாரம்பரிய ஒரு உணவு, இல்லன்னா ஒரு அடையாளம் ஒரு ஊருக்கு அடையாளமான உ ஆ இந்த மாதிரி உணவை எல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறது வந்து, நல்லதுன்னு நினைக்கறீங்களா?
ஆமா. யா. ஆமாமா. ஆ. சரி. ஓ! மூளைய ஃப்ரை ஆஹ். எனக்கு தெரியல அது சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா, அது ஒ சரிதான் ஆ சாப்பிடுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபியூஷன் னா வந்து கொண்டாந்து. <inhales> அது வந்து ஒரு வியாபார நோக்கத்துல, அவுங்களுக்கு அது ஹிட் தருது அப்டின்னா, அது பரவால தான். <inhales> ஆனா, அத கொல பண்ணாதீங்க எனக்கு வந்து யோசிக்கவே இல்ல மூளை நல்லா <sucks teeth> மூளைய வந்து இந்த மசாலாலா போட்டு சும்மா வறுத்து. <inhales> இந்த கோழி வறுக்குற மாரி வறுத்தாங்கனா நல்லாருக்கும். இது ஃப்ரைட் சிக்கன் மாரி, அதாவது இந்த நீங்க இந்த சில்லி சிக்கன், KFC சிக்கன் மாரி தான சொல்றீங்க. <inhales> அதெல்லா என்னால நெனச்சு கூட பார்க்க <chuckles>
ஆ இ அதுதான் இந்த கொஞ்சம் சில்லி மாரி போட்டுருந்தாங்க பொரிச்சு தந்தாங்க. அது எப்டின்னா, இந்த கோழா உருண்ட சொல்வாங்க இல்லைங்களா? அதையும் மூள வந்து கொஞ்சம் உருண்ட பண்ணி அத வந்து இந்த <smacks lips> பொரிச்சு தந்திருந்தாங்கங்க. அது வந்து டிஃபரண்ட்‌ டா இருந்துச்சா அ அன்னையோட ஸ்பெஷல் அப்டின்னு சொல்லியிருந்தாங்களா ரொம்ப கேட்கறக்கே வித்தியாசமாவும் இருந்துச்சு, ஆர்வமாவும் இருந்துச்சு. சாப்பிடும்போது ஆனா நீங்க சொல்ற மாரி நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது வந்து இப்ப நீங்களே ஒரு வித்தியாசமா கேட்குறீங்க பாருங்க மூளையும் பொரிக்கிறீர்களா? அந்த மாரி <tsk> சோ, அந்த மாரி கேட்குறேன். ம். <laughs> ஆமாங்க.
ஐயோ! ஆமா. <laughs> ம். இப்ப தான் அது கொல கொலன்னு இருக்கும். அது எப்டிங்க அப்ப அந்த மாரி தோன்னுது. ஆனா இதெல்லா நடக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு அந்த உணவு எனக்கு தெரிஞ்சு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்ல வந்து அவுங்க அந்த பாரம்பரிய உணவுகள வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா. <inhales> இப்ப இருக்குற தலைமுனையர் முறையினர்கள் வந்து அத செய்றாங்கன்னு தான் நான் எனக்கு தோனுது.
ம். நீங்க ரொம்ப அழகாவே ஒரு ஊர்ல, அவுங்க அவுங்க என்னென்ன உணவு வந்து ஃபேமஸா இருக்கும். இந்த கரம் ஆகட்டும். நீங்க புதுசு புதுசா நெறைய சொன்னீங்க. அ அது வந்து ரொம்ப கேட்கறக்கே எனக்கே வந்து ஆர்வமாவும் இருந்துச்சு. என் பசியும் தூண்டுணுச்சு <chuckles> உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
<chuckles> ரொம்ப நன்றிங்க.